சரி, சரிங்க. கண்டிப்பா. இந்த வாழ்க்கை நோக்கத்த அடைறதுக்கு, நீங்க என்னென்ன வழிகள், நீங்க ஏதாவது ஃபாலோ பண்ணீங்களா? இந்த இந்த விஷயங்கள் செய்யுறேன். இது வாழ்க்கை நோக்கத்த அடையறதுக்காக அந்த மாதிரி ஏதாவது செய்றீங்களா?
ம். ஆமாங்க கண்டிப்பா. அதாவது நோக்கம்ன்னு <chuckles> ஒண்ணு இருந்தா தானே, அது நம்ம அத நோக்கி ஓட முடியும். அது வாழ்க்கைக்கு ஒரு விறு விறுப்பும் குடுக்கும் இல்லையா? அப்போ வந்து பாத்தீங் எனக்கு வந்து இ இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்போ அந்த ஈடுபாடு வர ஆரம்பிச்சதுன்னா, இந்த நம்ம ஒரு வெவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 3வது, 4வது வயதிலலாம், படி 4வது வகுப்புல்லாம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த, அ என்விரான்மென்டல் சயன்ஸ்ன்னு, இந்த சுற்றுச்சூழலைப் பத்தின ஒரு பாடம் வரும் இல்லைங்களா? அப்போ அதில வர ஒரு ஒரு விஷயமும் என் மனசுல அவ்வளோ ஆழமா வந்து ரொம்பவும், "இதெல்லாம் நாம ஏன் பண்றதில்ல?" அப்படிங்கிறது, அங்க தாங்க எனக்கு ஒரு ஸ்பார்க்கே வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். <chuckles> இதுவரைக்கும் மத்த பாடங்கள நான் அதிகமா கவனிச்சிருக்கேனா? அது எந்த அளவுக்கு என் மனசுல நின்னுருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா அதுக்கு 0 தான் குடுப்பேன். ஆனா அந்த வயசுல, அப்போ அவுங்க அந்த சுற்றுச்சூழல பத்தின விஷயங்களை பத்தி பேசம்போது, எனக்கு, எனக்குள்ள நானே வந்து, "ஏன் நம்ம இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம்? இதுக்கு அதற்கான மாற்று வழி என்ன?" அப்டிங்கிறத பத்தி தேட ஆரம்பிச்சது தான் இதுக்கான தொடக்கம்னு கூட சொல்லலாம்.
கண்டிப்பாங்க. ம் கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமா, ஆமாங்க.ம். சரி, சரிங்க. ம், ம். சரி, சரிங்க. சரி சரிங்க. எனக்கு, ஆனா, ஆரம்பத்தில இருந்து எதுக்கு இந்த இந்த வயசுல என்வைரன்மென்டல் சயன்ஸ்லாம் குடுக்காங்கன்னு நான் நிறைய நேரம் யோசிச்சிருப்பேன். அவுங்களுக்கு சொல்லிக் குடுத்து அவுங்க என்னத்த பண்ணப்போறாங்க? அவுங்க எப்படியும் அவுங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது புரியப் போறதில்ல. கவனிக்கவும் மாட்டாங்க, அப்படிங்குற எண்ணத்துல தான் இருப்பேன். ஆனா, நீங்க சொன்னது எனக்கு ரொம்பவுமே வித்தியாசமா இருக்குங்க. அந்த வயதிலேயே என்வைரன்மென்டல் சயன்ஸ் மேல ஒரு ஆர்வம் வந்திருக்குன்னா, ஓ! சூப்பருங்க. அதுக்கு அப்புறம் சொல்லுங்க, மேல சொல்லுங்க.
ம். ஆஹா. ஆமா. <laughs> ஆமா. ஆஹா. ம். ஆமா. அதாவது நமக்கு இருந்த மற்ற படிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மொழிங்கிறது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு, நம்ம பேசுற மொழி தானேன்னு ஆயிடும். ஆங்கிலம்ங்கிறது எதுக்கு படிக்கிறோம்? இதெல்லாம் எதுக்காக நமக்கு பயன்படுதுனே தெரியாம தான் படிச்சுக்கிட்ருப்போம். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமான ஒரு படிப்பு வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு 5வது வகுப்பு வரைக்கும் தான் கொண்டு வந்தாங்கன்றதே, எனக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம். ஆனாலும் அது வந்து, அது 6வதுலருந்து 12வது வரைக்கும் ஒரு எல்லாம், அதாவது முக்கியமா அந்த சயன்ஸ் பாடத்தில வந்து பாடல்களையும், அதே ம் பாடத்துலயும் ஜியோகிராஃபிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அங்க அங்க இதோட அந்த ஒரு விஷயங்கள்லாம், அதில ஒரு சில இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து, எனக்கு மத்த எந்த பாடத்துலயும் அந்த அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லைன்னாலும், இது மாதிரி அந்த வ் இ இயற்கை சார்ந்து நம்ம எந்த மாதிரியான, இந்த உலகத்த வந்து எப்படியெல்லாம் நம்ம பாதிச்சிட்டு வரோம்? அதில என்ன மாரியான மாற்றங்கள்லாம் வருது? அப்படின்றது. இந்த கனெக்டிங் த டாட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு ஜியோகிராஃபிக்கலா நம்ம எந்த மாதிரியான மாற்றங்கள வந்து உருவாக்கியிருக்கோம்? உதாரணத்துக்கு இந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்து உருகுறது அப்படிங்கிறது, நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்யறது தான், அங்க எவ்வளோ பெரிய மாற்றத்த உருவாக்கிக்கிட்ருக்கு! அப்டிங்கிறதெல்லாம் எனக்கு, அதெல்லாம் அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. "ஓ! நம்ம இதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு முயற்சி பண்ணணும். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதில நாம ஒரு சி சிறு துளியா இருந்து, நம்மளால முடிஞ்சத நம்ம செய்வோம்." அப்படிங்கிறத தான் என்னோட அ ஒரு மு முயற்சியாவே இருந்துச்சு.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஓ! சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமாமாங்க. சரி, சரிங்க. ஆமாமாங்க. ம், ம்.